டெக்னாலஜிஸ்ன்னு நீங்க சொன்ன மாரி டிஸ்டன்ஸா நம்ம பேசும்போது ரிலேஷன் வந்து நமக்கு இருக்கு. இ என்னால போய் ஊருக்கு போய் எதையும் பார்க்க முடியாது. நான் அங்க கேமரா வச்சுட்டு நான் இங்க பார்த்துட்டுருக்கேன். என்னோட ஊர்ல இருக்க வீடு எப்டி இருக்கு? என்னுட என்னுடைய மரங்கள்லாம் எவ்ளோ வளர்ந்துருக்கு? அதுலேருந்து எவ்ளோ பூ வருது? <chuckles> எவ்ளோ எந்த மரம் வந்து தெ நெல்லிக்காய் இருக்கு? நான் பார்க்குறேன். இயல்பாவே நான் அங்க இருக்க கேமரா மூலியமா? அ வாழை மரம் வாழை மரம் வந்து தாறு இருக்கு. அதெல்லாம் பார்க்க முடியுது டெக்னாலஜி எனக்கு யூஸ் ஆகுது.
<clicks tongue> ஆமா, ஆமா. ஓ! <chuckles> ஓஹ். ஓ! சிறப்பு. சிறப்பு. <chuckles>
யூஸ் அகுது அது அது எங்க வீட்டு பெரியவங்களும் அது ரொம்ப <tsk> என்னால போக முடியல. உங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணணும் இருந்து. நாங்க அங்கே இருந்து அங்கேயும் இந்த டெக்னாலஜி இல்லன்னா நாங்க கஷ்டம்தா எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கிறது. இந்த கேமரா மூலியமா நாங்க ஏதோ ஊர்ல ஒரு இத நாங்க வந்து கனெக்டடா வச்சிருக்கோம். ஸோ டெக்னாலஜி கொஞ்சம் யூஸ் ஆகவும் செய்து.
ம். அ கண் ம்ஹ்ம். அ சூப்பர் இங்கருந்து அங்க நீங்க பார்க்கறேன்னு சொல்றது வந்து ஆச்சரியமா இருக்கு. அ அதே சமயம் இந்த டெக்னாலஜி ஏதோ ஒரு விதத்தில உங்கள இன்னும் தொடர்புல வச்சிருக்கு உங்க ஊரோடன்னு.
ஆமா. ஊருவுடன் நம் ஆமா. எனக்கு இன்னுமே அந்த நினைவுகள் வந்துகிட்டே இருக்கலம டெய்லியும் நாம அங்கேயும் இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கேயும் இருக்கிற மாதிரி இருக்கும். பணி நிமித்தமா நம்ம எவ்வளவோ வெளியில வந்துட்டாலும், ஊர நம்மளுடைய ஊர விட்டுட்டு வந்துட்டாலும். அது நமக்கு ஒரு கனெக்ஷன் இந்த டெக்னாலஜி தானே குடுக்குது.
<chuckles> ம். ம்ஹ்ம். ரொம்ப சிறப்பு. அ இப்ப இது உங்களுக்கு ஒரு அ ஏதோ ஒரு பவர் குடுக்குறாங்க. இந்த டெக்னாலஜி எல்லாம் இல்லாம பண்ணிடலாம். திரும்ப நம்மளோட சின்ன வயசு காலத்துக்கு ஏத்த மாதிரி அந்த மாதிரி போயிடலாம் அப்டின்னா, அத நீங்க சூஸ் பண்ணுவீங்களா? இல்லல்ல, இப்ப இதெல்லாம் ரொம்ப அவசியம். கண்டிப்பா இதெல்லாம் வேணும்னு நெனைப்பீங்களா?
ம். இல்ல பவர் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டூ ஒன் ஹவர் 15 டூ 1 ஹவர் அந்த மாதிரி ஏதாவது டைம கம்மி பண்ணணும். அதுக்கு மேல நமக்கு இருக்கவே <chuckles> கூடாதுங்கிற மாரி நமக்கு இருந்ததுன்னா, நம்ம என்ன தேவையோ அத மட்டும் செய்வோம் இல்லையா?
<chuckles> ம். சிறப்பா சொன்னீங்க. தேவைகளுக்கு மட்டும். <chuckles>
பவர ஆம். ஆ அது மாதிரி இருந்தா எல்ல நல்லது தானே? நெறைய நம்மளுடைய உறவுகள்லாம் மாற்றம் இருக்காது. வெளில நம் நம்மள நாமளே நம்ம டெக்னாலஜிக்குள்ள போறதுனால நம்மளோட கேரக்டரே நெறைய சேஞ்ச் ஆகுது இல்லையா? நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா, நமக்கு அகெயன்ஸ்டா மாறுறாங்க. நம்ம வீட்ல இருக்கிறவங்களே.
அ கண்டிப்பா. ம்ஹ்ம். ம்ஹ்ம் உண்மதான்.

அது அதுல உங்களுக்கு
ஆனா, இது ஒரு விதத்துல ஒரு ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கு. நேருக்கு நேரா சில நேரங்கள்ல சண்ட போட வேண்டியதா இல்லாத பட்சத்தில உறவுகளுக்கு எடையில தூரத்து உறவுகளுக்கெடைல நம்ம மெசேஜ்ல பேசி ஏதோ ஒரு விதத்தில நம்ம அந்த சூழ்நிலைய சொல்லிட்டு, நேரா போகும்போது கொஞ்சம் சமாளிக்க முடியுது.
ம்ஹ்ம். சமாளிச்சுர்றா. ஓ! நீங்க இப் இப்போ தூரத்து உறவுகள் பத்தி சொன்னீங்க. ஆ இந்த வந்து டெக்னாலஜி மூலியமா நான் வந்து இவங்க இவ்ளோ தூரத்தில இருக்காங்க. ஆனா நான் தினமும் பேசிக்கிறேன். இல்ல அவங்களோட இன்னும் தொடர்புல இருக்கேன். அந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கா?
நீங்கள் ஆமா. என்னுடைய ஊரு ஊர்ல இருக்கிற எல்லா உறவினர்கள் கூடயும் நான் டெய்லியும் பேச முடியுது. எதாவதுன்னா நான் ஒரு டெக்ஸ்ட் பண்ணுவேன். அவங்க போய் பாப்பாங்க. அவங்க ஏதாவதுனா எனக்கு கேட்ட அட்லீஸ்ட் ஒரு டெக்ஸ்ட்லயாது நாங்க பேசிக்கறோம்.
ஓ! அப்டியா, பரவால்ல. அ உப் <tsk> இப்ப நீங்க சொன்ன
உறவுகள்னாலயா, நமக்கு எப்பயும் நமக்கு ஒரு அவங்க தான் நம்ம எப்பயுமே வந்து காப்பாத்த முடியுங்கிற மாதிரி அவங்களுக்கு நெறைய பவர்ஸ் இருக்குங்கற மாதிரி. எங்க உறவுகளுக்கு எடையில இருக்கு. அத அப்படியே நாங்களும் குழந்தைகளுக்கும் கடத்தறதுக்கு முயற்சி பண்றோம். உறவுகள பில்ட் பண்ணிட்டே இருக்கணும் இல்லையா?
ம்ஹ்ம். <chuckles> ஓ! ரொம் ...ரொம்ப நல்ல விஷயம். அ இப்போ வந்து இந்த டெக்னாலஜி மூலியமா நம்ம உறவுகள் தூரத்தில இருக்கிறவங்கள எல்லாம் கனெக்ட் பண்றோம். அ ஆனா பக்கத்துல இருக்கிறவங்களோட நேரம் வந்து செலவிட முடியல. இல்ல அவங்களோட கவனம் நமக்கு வந்து கெடைக்கல அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இத வந்து மாத்தணும். அ மொத்தமாவே எனக்கு வந்து மாத்தணும். நான் என்ன பண்ணணும் அப்டின்னு நீங்க <tsk> முடிவு பண்ணிருக்கீங்க? இல்ல இதுவரைக்கும் யோசுச்சிருக்கீங்களா அத பத்தி?
இல்ல, மாத்த முடியும். ஆனா அது எல்லு நான் மாத்திரம் மாத்தணும்னு இல்ல எல்லாரும் கொஞ்சம், கொஞ்சம் ஸ்டெப் எடுக்கணும். அவரு வீட்ல இருந்து இன்னும் ஒருத்தர் வரணும்.
ம்ஹ்ம். <chuckles>

<laughs> அது கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலையா அமைஞ்சிருது.
ஸோ, நம்ம அதை அப்ப 1 ஹவர் தான் அப்படின்னா, வேலைக்கே என்ன தேவையோ அத மட்டும் செய்வாங்க. நம்மளோட பர்சனல் ஒர்க்குக்கு இவ்வளோ நேரம் தாங்கிற மாதிரி ஏதாவது டைம் லிமிட் இருந்ததுன்னா, என்னோட பவர நான் அப்படி யூஸ் பண்ணிருவேன்.
ம். <laughs> சிறப்பா சொன்னீங்க. இந்த டெக்னாலஜிய பயன்படுத்தி, இப்போ நான் வந்து ரொம்ப நாள் தொடர்புலே இல்லாத ஒருத்தங்கள கனெக்ட் பண்ணேன், இல்ல என்னோட அ தோழிகளோடேய கனெக்ட் பண்ணேன். அந்த மாதிரி ஏதாவது அனுபவம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கா?
டெக்னாலஜி மூலியமா பு புதுசா நெறைய பேர நம்மள ஃப்ரெண்ட்ஸா ஆக்கிக்க முப ஏன்னா பழைய ஃப்ரெண்டுங்கலாம் நம்ம கூட எப்பயுமே கனெக்டடா தான் இருக்காங்க. தேடி கண்டுபுடிக்கிற அளவுக்கு, நம்மளால அவ்வளோ இல்ல. ஏன்னா நம்ம எப்படியும் ஊருக்கு போறோம். ஊருக்கு போறப்ப, நமக்கு நான் வேணுங்கிறவங்கள நாம போய் நேரா பார்க்க முடியுது.
ம். சிறப்பு. அ.
ஆனா இப்ப இருக்கற பசங்களுக்கதான் இது வந்து ரொம்ப ஒரு கஷ்டம்ன்னு நெனைக்கிறன்.
<chuckles> ஆமா. அந்த தொடர்பிலேயே இருக்கிறது.
ஆனா நமக்கு புதுசா நமக்கு அந்த டெக்னாலஜியுமே நம்மள நமக்கு தான், அது புது ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேர் கெடைக்கிறாங்க.
ம். <tsk>
டெக்னாலஜினால தான கெடைக்கும் கெடைக்கிறாங்க.
ஆமா. ஆனா இது வந்து உலகத்தையே நம்ப கைக்குள்ள கொண்டு வருதா? இல்ல அது ஒரு பிம்பமா? நீங்க அத பத்தி என்ன நெனைக்கிறீங்க?
உலகத்த நம்ம கைக்குள்ள கொண்டு வந்தாலும், நாம எல்லா த் எல்லா இடத்துக்கும் போய் நம்மளால சர்வைவ் பண்ணி, ஏதோ பண்ணி பார்க்க முடியாது. சோ, நமக்கு அந்த அனுபவத்த தருது. அந்த பிம்பத்துக்குள்ள நம்ம போகாம இருந்தா நமக்கு நல்லது.
ம்ஹ்ம். ஆ. ஆஹா! <chuckles> அது சரிதான். ஆனா இப்போ கண்டிப்பா. அ சில நேரங்கள்ல என்ன ஆகுதுன்னா, அதிகப்படியான இன்ஃபர்மேஷன் இந்த டெக்னாலஜி வந்து நமக்கு குடுக்குது. இது நல்லதா? இல்லன்னா, மின்னலாம் நம்ம வந்து ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா, அங்க போய் அந்த கத்துக்க வேண்டியதா இருக்கும். <tsk> இப்ப அதிகப்படியான இன்ஃபர்மேஷன் இதுலருந்து கெடைக்கிறது அ நல்லதா? கெட்டதா? உங்களோட அபிப்பிராயம் என்ன இருக்கு?
அளவுக்கு யூஸ் பண்ணிட்டா நமக்கு நல்லது. ஒர்க்கு போணும். கெட்டது தான். நமக்கு தேவைக்கு கத்துக்கிட்டா போதும் தான. நெறைய கெடைக்கும்போது நம்ம அது அப்படியே ட்ரோல் பண்ணிட்டே போக போக நமக்கு புதுசு, புதுசா நெறைய கத்துக்குறாங்க. உள்ள போன எதுவும் யூஸ் பண்றோமா? பண்ணலையாங்கறதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனா உள்ள போய்க்கிட்டே இருக்கு. நாம எப்படி அது தேவையானப்ப யூஸ் பண்றமாங்கிறதும் ஐடியா இல்ல. தேவையில்லாதத ஏன் நம்ம உள்ள எடுத்துக்கணும்?
ம். ம் <chuckles> அது சரிதான்.
ஸோ, சர்ச் இன்ஜின்ல போயி நம்ம எனக்கு எ நம்ம எனக்கு என்ன இன்னைக்கு தேவைங்கிறத மட்டும் நான் பார்த்துட்டு நான் வெளியில வர ஒரு ஆளு.
ம். ம்.
சோ எனக்கு என்ன தேவைங்கிறத மட்டும் தான் பாக்கணும்.
ஓ! உ பட் உங்க கிட்ட வந்து இந்த ஒரு கட்டுப்பாடு இருக்கு. <tsk> "எனக்கு என்ன தேவையோ நான் அதுலருந்து எடுத்துக்க போறேன்." அப்படின்னு. இப்போ பொதுவா எல்லார்க் எல்லார்கிட்டயும் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க பார்க்கறீங்களா? "இல்ல, சிலர்லாம் வந்து அதிலேயே ரொம்ப அடிக்ட் ஆகுறாங்க." அப்படின்னு உங்களுக்கு தோணுதா?
இது அடிக்ட் ஆகுறாங்க. குடும்ப உறவுக்குள்ளே அதானே. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க முடியல. மெசேஜ்ல வேணாலும் நம்ம பக்கத்து ரூம்லேருந்து இங்க பேசிக்கிறோம். ஆனா நேரா பேச முடியல.
ம். ம்.